ஆமா. இப்ப நம்ம பேக்கெட்லலாம் விக்கிறாங்க இல்லயா! நூடுல்ஸு அந்த சிப்ஸ் எல்லாம், அதெல்லாம் என்னது அது? கண்ணுக்கு கொண்டுட்டு வராங்க! இப்பிடிதான் இருக்கும் அப்பிடின்ட்டு. அதே மாதிரி நம்மளும் கொஞ்சம் மாத்தி யோசிச்சு பார்த்து அதுக்கான முயற்சி நம்ம எடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன்! நம்மளோட குழந்தைங்களா இருக்கட்டும், நம்ம குடும்பத்தாரா இருக்கட்டும். அவுங்க எல்லாருக்குமே இந்த பழம், காய்கறி எல்லாம் தினமும் போய் சேர்ந்துரும். வேஸ்ட் ஆகுறதுக்கு வழியே கிடையாதுங்க.
ஆமா. கண்டிப்பா. ஆமா. கண்டிப்பா. கண்டிப்பா. இது நல்ல ஐடியாவா இருக்குங்க. இப்ப நீங்க 2 குறிப்பு சொன்னது வந்து சுவைய மாத்தி, மாத்தி நம்ம பண்ணி கொடுக்குறது 1. 2 வது பார்த்தீங்கன்னா, அந்த கீரையில நிலக்கடல போட்டு வறுத்து போடுறீங்க பாருங்க! அது ஒரு குறிப்பு எனக்கு ரொம்ப புடிச்சிருச்சு. நான் உடனே செய்யணுங்க உண்மையிலேயே! அதுக்கப்பறம் பார்த்தீங்கன்னா, அந்த பீட்ரூட் ஆமா. அந்த பீட்ரூட் பார்த்தீங்கன்னா, நானும் துருவி போட்டு தேங்கா துருவி போட்டு, நான் அப்பிடியே ஒரு பிரட்டல்மாரி வைக்கிறது. அப்புறம் பார்த்தீங்கன்னா, நீங்க சொல்றமாரி கறி மசாலா போட்டு கடல பருப்புலாம் போட்டு இந்த கல்யாணத்துலலாம் வப்பாங்களே! விருந்தில.
ஆமா. கண்டிப்பா, கண்டிப்பா. செஞ்சு பாருங்க, நல்லா இருக்கும். ஆ. ஆமா, ஆமா. அந்த பீட்ரூட் கறின்னு சொல்லுவாங்க, அது.
ஆமா. பீட்ரூட் கறி தேங்கா அரச்சு போட்டு, சோம்பு அதெல்லாம் அரைச்சி போட்டு, ஒரு பெரட்டல் மாரி பிரட்டி வப்பாங்கல்ல. ஆனா, அது வந்து டேஸ்ட் வேணா நல்லாயிருக்கும். ஆனா, அந்த சத்துக்கள் அந்த ஒரு உண்மையான அதனுடைய தன்மை அது வந்து மாறி போயிரும்.
ஆமா, ஆமா. ஆமாங்க, ஆமாங்க. ஆமா. அந்த தன்மை அந் அந்த குழந்தைங்களுக்கு அந்த உண்மையான சுவைய காட்டிட்டோன்னா, அதுங்களே திரும்பி, திரும்பி கேட்கும்.
கண்டிப்பா, கண்டிப்பா. நீங்க சொன்ன அருமையான ஐடியாங்க. இந்த, இந்த குக்கர்ல வேக வைக்கிறீங்க பாருங்க! சின்ன, சின்னதா வந்து நறுக்கி அத வந்து கட் நல்ல பிள்ள குழந்தைங்களுக்கு வந்து அத சாப்பிட்ற அளவுக்கு மல்லித்தூள், மல்லி தழையிலாம் வந்து தூவி போட்டு, ஒரு ஸ்பூன்ல அள்ளி போட்டு கொடுக்கும்போது, உண்மையிலே எனக்கே அது சாப்பிட்ணும் போல இருக்கு. நான் இது நல்ல ஐடியாவா இருக்கு. தாளிப்புலாம் குடுக்காம. ஆமா.
ஆமா. அத வயிறும் ரொம்பிடும். வயிறும் ரொம்பிடும். மனசும் நிறைஞ்சிரும். ஆஹா! நமக்கு மனசு நிறைஞ்சிரும், அதுங்களுக்கு வயிறு ரொம்பிடும்.
ஆமா. ஏன்னா இருக்கிற காயிலே ஹீமோகுளோபின் அதிகமான காய் வந்து நம்ம பீட்ரூட் தான். அது வந்து குழந்தைங்க யாருமே தொடவே மாட்டாங்க. நீங்க சொன்ன ஐடியாவ இனிமே நானும் வந்து நான் எடுத்துக்கற போறேன். ரொம்ப சந்தோஷங்க. ஆனா, பழங்கள் இந்தமாரி உங்க இந்த காய்கறிகளையோ! பழங்களையோ! உங்க வாழ்க்கையில வந்து அன்றாடம் சேர்த்துக்கிறது எவ்ளோ சுலபமான நீங்க சேர்த்துக்கிறீங்க! சுவையையும் தன்மையும் மாத்தி, மாத்தி அத வந்து ஒரே இத போர் அடிக்காம நீங்க செஞ்சு குடுத்து, குழந்தைங்களுக்கு அழகாக நீங்க பழக்கியிருக்கீங்க. நானும் பழக்கிறதுக்கு நானும் முயற்சி பண்றேன். நீங்க சொன்ன குறிப்பெல்லாம் எடுத்து நானும் செய்ய போறேன். இதுவரைக்கும் உங்ககிட்ட இன்னத பகிர்ந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். மிக்க நன்றிங்க!
ஆமாங்க, ஆமாங்க. கண்டிப்பா, கண்டிப்பா.

துருவி போட்டு கொஞ்சோண்டு வெங்காயம், கொஞ்சோண்டு மெளகுத்தூளு, கொஞ்சோண்டு உப்பு. இது எல்லாத் காரம் சாப்பிடுவாங்க. ஆமா. சில கொழந்தைங்க காரம் சாப்பிடும், சில கொழந்தைங்க காரம் சாப்பிடாது, அதுனால அந்த கொழந்தைங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் காரம் போட்டா போடலாம். அதாச்சும் மிளகாய் தூள் போட்டா போடலாம். அப்டி போடாத பட்சத்தில மிளகு தூள் போடலாம். போட்டு அது கொஞ்சம் என்ன பண்ணிக் கொடுத்தோம்னா நம்ப கெலரி குடுத்தோம் அப்படின்னா, அதோட சுவையே வேற விதமா இருக்கும். அந்த நம்ப எப்படின்னாலும் இந்த குழந்தைங்கன்னு பிரியாணிக்கு தயிர் பச்சடி சாப்ட்டே பழகியிருக்குங்க. ஏன்னா நாக்கு பழகிடுச்சு.
ஆ. அதான் சாலட் மாரி செஞ்சு கொடுத்துடுறீங்க. ஆமா. கண்டிப்பா. ஆமாங்க. கண்டிப்பாங்க. ஆமா. அதனால சாப்டுவாங்க.
கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சாங்கோ செஞ்சோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பா சாப்பிடுங்க. திரும்பி வீட்டுக்கு அது ரிட்டர்ன் வரவே வராது. என் குழந்தைக்கும் அப்படிதான் நான் பண்ணிக்ட்டே இருப்பேன். மாற்று மாற்றா செஞ்சுகிட்டு இருப்பேன். ஏன்னா ஒரே மாரி செஞ்சு குடுத்தா ஏன்னா குழந்தைங்களாச்சி இல்லையா?
கண்டிப்பாங்க. அதே, ஆமாமா, ஆமா. போர் அடிச்சுரும் அவுங்களுக்கு ஆமா.
அதுனால நானும் கொஞ்சம் மாற்று வழியும் யோசிப்பேன். இந்த மாதிரி செஞ்சா
அதே மாரி இப்ப பாத்தீங்கன்னா, இந்த தயிர் பச்சடி மாரியே நெறைய பச்சடிகள்லாம் நமக்கு இருக்கு. இப்ப வெண் பூசணின்னு சொல்லுவாங்கல்ல இந்த சாம்பாருக்குலாம் நறுக்கி போடுவோம்ல பூசணி, அந்த பூசணி வந்து நல்லா ஒரு பீஸ் பீஸா, குட்டி குட்டியா, கட் பண்ணி, அ அதில லேசா ஒரு லெமன் கொஞ்சம் புளிஞ்சு, கொஞ்சம் லேசா உப்பு போட்டு, அதை அப்படியே பெரட்டி சாப்பிடறது வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதாங்க! அதுவும் அந்த மாரிலாம் குடுக்குறதில வந்து அ நெறைய அந்த பிள்ளைங்களுக்கா விரும்பி சாப்பிடுதுக. ஏன்னா அதில காரம் இருக்காது. அ ஒரு நல்லா அதுவும் ஒரு இந்த வெள்ளரி பழம் சாப்பிடுற மாரி, அதுவும் நல்லாயிருக்கு. அதுவும் குடுத்து உடுறாங்க. நான் இப்ப பள்ளியில ஆசிரியரா இருக்கும்போது வித்தியாசமா குடுத்து உட்டுருந்தாங்க.
ஆமா. ஆமாங்க ஆமாங்க ஆமாங்க. ம். ஆமா. ஆமா, ஆமா. பாத்துருக்கேங்க. நானும் பாத்துருக்கேன். இப்ப நமக்கு அந்த மாதிரி மாற்று யோசனை வந்து இந்த காலத்து அம்மாக்களிடம் கண்டிப்பா தேவைப்படுது.
கண்டிப்பா கண்டிப்பா. இன்னொன்னு பாத்தீங்கன்னா காலையில வந்து, கண்டிப்பா இந்த ஹீமோகுளோபின் லாம் கொறைஞ்சு இருக்கு குழந்தைங்களுக்கு. அதனால பாத்தீங்கன்னா ABC ஜூஸ்னு 1 இருக்கு பாத்தீங்களா! ஆப்பிள், கேரட், பீட்ரூட் இது மூணையும் அடிச்சு ஆமா.
குறைஞ்சு போயிடுது. ஆமாங்க. ஆமா ஆமா. இது இதுய அரைச்சி குடிக்கிறது இவ குடிக்கிற பழக்கமும் வந்திருக்கு. ஆனா வந்து நான் குடுக்க மாட்டேங்க. ஏன்னா என் குழந்தையை வந்து இதுக்கு நான் பழக்கப்படுத்தல. ஏன்னா வந்து நேரடி உணவுக்கே பழக்கப்படுத்திட்டேன். அதுதான் வந்து ஒரு சிறந்த ஆமா அது ஒரு சிறந்த முறையா இருக்கும். இப்ப இன்ன பீட்ரூட் இருக்குல்ல, அந்த பீட்ரூட்டயே நான் என்ன பண்ணிருவேன் அப்டின்னு சொல்லி பாத்தீங்க அப்டின்னா, குட்டி குட்டியா என்ன பண்ணிருவேன்னா, கத்தியால வெட்டி துருவுமனையில துருவ மாட்டேன். குட்டி குட்டியா என்ன பண்ணிருவோம் அப்டின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கத்தியில கட் பண்ணி குக்கர்ல ஒரே ஒரு விசில் வைப்பேன். மிஞ்சி போனா
ஆ குடுப்பீங்களா நீங்க? ம். சமைச்சே குடுத்துட்டீங்க. ஆமா. கட் பண்ணிடு சரி. ம். சரிங்க. ஆமா அது கொஞ்சம் ஹார்டா இருக்குல! அதனால.